அடடா! ம்.
கைய உள்ள உட்டுட்டு, அத எங்க அம்மா பா அது வந்து எங்க அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும். "உன் கைய உள்ள உட்டுட்ட. அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன செம திட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு குழந்தைய பாத்துக்க மாட்டியா?" அப்படிலாம் சொல்ட்டு. "ஓ! எனக்கும் இந்த மாவுக்கும் இவ்ளோ ஒரு சொந்த பந்தம் இருக்கிறதா" அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு <laughs>
ம். ம். <laughs> பாருங்க அதுக்கப்புறம் சட்னி "இனிமே கிரைண்டரே நம்ம வீட்ல கிடையாது" அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க மகளுக்காக அந்த கிரைண்டரே வந்து அவர் ஒதுக்கி வச்சுட்டு தடை பண்ணிட்டாரு வீட்ல இருந்து.
<laughs> அப்டிலாம் ஒண்ணும் இல்லங்க. கிரைண்ட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தடை பண்ணது. <laughs> தா அப்டி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்கும்போது, "சொல்லு எனக்கு தயவு செஞ்சு சொல்லு" அப்படின்னும்போது, "அவ இந்த பருப்பு தான் போட்ணும்" அப்படின்னும்போது, "சரி ஓக்கே! ஊற ஏய் அது ஊற வைக்கணும். அப்டியே இது பண்றாத" அப்படின்னும் போது. "ஏய் எனக்கு தெரியும் தெரியும் ஒரு செஃப் கிட்ட நீ மரியாத இல்லாம பேசாத" அப்டின்ட்டு ஃபோன் கட் பண்ணி உட்டேன். <laughs> அ. ஆ.
<chuckles> <laughs> அஹ்ஹஹன். அருமை அருமை. <chuckles> அடடா! இந்த இதுக்கு எப்டின்னா, எ எனக்கு எல்லாமே 1 திரைப்படத்துல வரதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த "பீஸ்ஸா" திரைப்படம்னு நெனைக்கிறன். அதுல "இந்த பேய் ஓட்றதுக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா "ஏய் மச்சான் இந்த அ இது அ சரக்கு வாங்கி வச்சு செருப்பால அடிச்சா போயிடும்டா" அப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. உடனே ஆ ஓகே ஓகே ஓகே ஓகேன்னு ஃபுல்லா கேட்காம வச்சுருவான். அதுக்கப்புறம் பேய்கிட்ட அடி வாங்குவான்ல! அந்த மாரி, ஃபுல்லா கேட்காம வச்சிட்டீங்கன்னு நெனைக்கிறன்.
<laughs> ஆ. ஆமாமா. <laughs> ஆ. <chuckles> ஆம ஆமா. அவ அ எனக்கு வேற, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, வடகு சரி ஆர்வம் வந்துச்சு. வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாரும் அவுங்க வந்து பாத்தீங்கன்னா, காலைல கோவிலுக்கு போய்ட்டாங்க. எ செரி, நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோன்ட்டு நான் என்ன பண்ணன்? ஊற வச்சன், ஆ அதுக்கப்புறம் பத்தீங்கன்னா, இந்த மொளகாய் இது பண்ணி போடுறது வெங்காயம் அறிஞ்சு போடுறது அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எ அ அது என்னமோ சம் எ வே இதுவா? அ காரமா இருக்குமே!
ம்ஹ்ம். ம்.
மிளகு மிளகு மிளகு. ஆ அது போடுறது. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம், உப்பு தேவையான அளவு சொன்னாங்க, எந்த அளவு? தேவையான அளவுன்ட்டு எனக்கு தெரில அப்ப. என்னா நான் பண்ணன்!
மிளகு. அத ஆமா. <laughs> அஹ. ஆமா. இந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்கு. "தேவையான அளவு, தேவையான அளவுங்குறாய்ங்க, எதுதாண்டா தேவை? எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சா தானே! தேவையான அளவு போட்றதுக்கு நானு"
அ. ஆ. எனக்கா ம் இவ கிட்ட மறுபடியும் ஃபோன் அடிச்சே "இப்பதான என்னமோ ஷெஃபுன்ட்டு நீ ஃபோன கட் பண்ணி உட்ட" அப்டின்ட்டு அவ கட் பண்ணி விடுவா. எனக்கா, ஒரு வ இது. வைராக்கியம் நம்பளே ச என்னானாலும் சரி, நம்மளே இது பண்ணிப்போம்ன்ட்டு, அவள தான் நோஸ் கட் பண்ட்டேன்ல! அவ சொல்ல மாட்டா. அவ என்னோட பெரிய ஆளு. அப்டின்னு இருக்கும்போது. "எ சரி ஓக்கே" அப்படின்ட்டு நான் என்ன பண்ட்டேன், இந்த டிவிலாம் நான் அடிக்கடி பாத்துருக்கேன். இந்த உப்பு போடுற ஸ்டைலு, அந்த மொளகா பொடி போடுற ஸ்டைலுலாம் சூப்பரா இருக்கும். அப்டியே ஒரு கைய இப்டியே, கொக்கு மேரி வளச்சுட்டு மேல அப்டியே தூவி உடுவாங்க. நான் என்ன பண்ட்டேன், மொத்த கை மொத்தமா எடுத்து அப்டியே மேல போட்டு, அப்டியே மிக்ஸ் பண்ணி உட்டேன். அவ்வளோ தான் சோலி முடிஞ்ச்சு எங்க வீட்டுல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணன்? எண்ணெய ஊத்துனேன் அதுக்கப்புறம் வந்து வடை சிலது தீஞ்சு போய் கருவாடா வந்தது, சிலது நல்லா வந்துது. அவ்வளதான். எங்க என்ன பண்ணேன்? சிலது நல்லா வந்தத மட்டும் எடுத்து வச்சு தீஞ்சி போனது வந்து பாத்தீங்கன்னா, காவால கொட்டிட்டேன்.
ம் ம், ம் ம். சரி. ம். <chuckles> ம்ஹ்ம்.